இப்ப நீங்க சொல்லும்போது, எனக்கு ஞாபகம் வருதுங்க. எங்க நீங்க வந்து, இந்த தொட்டில் கட்டி, அந்த குழந்தைய போடுவாங்கன்னு சொன்னீங்க இல்லையா! எங்க வீட்டில பார்த்தீங்கன்னா, எங்க தாத்தா, அதாது எங்க என் பொண்ணுடைய தாத்தாவுடைய தாத்தா. அவரு வந்து ஒரு பெரிய ஒரு ல ஒரு வேட்டிய சோமனு சொல்லுவாங்க அது பேர். சோமனம், அப்டின்னு சொல்லுவாங்க. அது பெருசா, அது இருக்கும். அவரு அவரு வந்து ரொம்ப பழைய காலத்து ஆளுங்க. ரொம்ப ஆ ஒரு சுதந்திரம் வாரதுக்கு முன்னாடிலாம் பொறந்துட்டாராட்டுருக்குது, முன்னாடியே. அவரு என்ன பண்ணாரு, தன்னுடைய பேரனுக்கு ஒரு குழந்தை பொறந்தா, அவருடைய அந்த சோமனு சொல்றோம் இல்லைங்களா, அந்த வேட்டி! அது வந்து வெள்ளையா இருக்கும். அது அதுல தான் அந்த குழந்தைய மொத, மொத படுக்க வைக்கணும்ன்னு சொல்லிட்டு, அத பத்திரப்படுத்தி வைச்சுட்டு இருந்தாருங்க! அதுதான், அவங்க அப்பா அவருக்கு குடுத்ததாட்டு இருக்குதுங்க. அதனால, நாங்க ஃபர்ஸ்ட், ஃபர்ஸ்ட்டு பாப்பா பொறந்தோன, அதில தான் நாங்க படுக்க வச்சது மட்டுந்தான். அதாது, புறப்படல் கீழ கட்டி, அதுக்குள்ள இத அவள படுக்க வச்சோம் நாங்க.
அங்க! ஆஹா. சேரிங்க. ஓ, ஓஹோ! சரிங்க! ம். ஆமாங்க! ஆமாங்க! ம். ம்ஹ்ம். ஓ! சரி சரி. ஆ! <laughs> ஆஹா! அதல்லாம் எவ்ளோ குடுப்பன தெரியுங்களா! அப்போ 3வது, 5வது தலைமுறையா! முன்றைய தலைமுறை. கரெக்ட்டா? ஆ. உங்க மாமனாருடைய தாத்தா!
ஆ. ஐந் 5 5 ஆமா. அவருக்கு, அவங்க அப்பா குடுத்த, அந்த சோமனம்.
ஆ! ஆ நம்ம வந்து கேள்விப்படுறோம். 8 தலைமுறைனு சொல்றோம். ஆனா ஒரு குழந்தை அட்லீஸ்ட் படுக்கறதுக்காக, தான் அத அந்த அந்த அப்ப அந்த 8 தலைமுறையா, அந்த துணிய வந்து, எந்த அளவுக்கு பத்திரப்படுத்தி வச்சுருந்துருப்பாங்க.
ஆஹ். பத்துரப்படுத்தி வச்சிருக்காங்க. அப்பலாம், ஒரு பீரோலாம் கூட கெடையாதுங்க. சும்மா ஒரு கப்ஃபோர்டுல தான், இல்ல ஒரு பெட்டிக்குள்ளே தான் போட்டு, பூட்டி வச்சிருக்கிறாங்க.
ஆ. ஆமா. ஆமா. ஆமா.
நம்மலாம், பீரோல வச்சி அடுக்கி வைக்குறோம். அதுலயே கரப்பான் பூச்சி அது இதுன்னு மேஞ்சுகிட்டு வருது. ஆனா, அவங்க ஒரு பெட்டில போட்டு, அத பத்திரப்படுத்தி, அத இன்னும் ஞாபகமா சொன்னாருங்க, என்கிட்ட. இதில தான் மா, நீ படுக்க வைக்கனும் அப்டின்னு சொல்லிட்டு!
கண்டிப்பா கண்டிப்பா. <laughs> கண்டிப்பாங்க. ரொம்ப அருமையா இருக்கு. எனக்கு அது இருக்குங்க, எப்படின்னா, என்னோட குழந்தைக்கு வந்து, அ என்னோட அ அம்மாவோட பாட்டி, அவங்களோட கட்ன அவங்க கட்ன அந்த நூல் புடவைன்னு சொல்லுவோம் இல்லையா? அத வந்து, என்னோட என்னோட தாத்தம்மா. அப்போ 5வது தலைமுறை இருக்கா என்னோட குழந்தை, அவளுக்கு வந்து, அந்த வாய்ப்பு கிடைச்சது. அவங்களோட ஒரே ஒரு புடவ. கொஞ்சம் பத்திரமா வச்சுருந்தோம். அது எதுக்கோ, எடுத்து வச்சுருந்தோம்! கடைசில பார்த்தீங்கன்னா, இவ பொறந்த டைம்ல எனக்கு அது ரொம்ப உபயோகமா இருந்தது. அது நல்ல கம்ஃபர்டபுளா இருக்கும் அந்த நூல் புடவ. புடவ நல்லாதான் இருந்தது. நல்லா மெதுவா, சாஃப்ட்டா நல்லா இருந்தது, அந்த புடவ. அவளுக்கு மட்டும் அந்த பாக்கியம் கெடைச்சுது. அதுக்கப்புறம் வர குழந்தைகளுக்கெல்லாம், அது வந்து கெடைக்கல. <laughs>
ம். ம். ம். ஆமாங்க. ம். ம். ஓ! ம். ம். ஓ! ம். <laughs> அட் லீஸ்ட் தொட்டு பாக்கவாது, நமக்கு பாக்கியம் கிடைச்சததுங்களே! <laughs>
ஆமாங்க ஆமாங்க ஆமா. சே அதெல்லாம் பெரிய விஷயம் தான்!